ஆமா, கண்டிப்பா. அப்போ தான் அது கத்துக்கிட்டேன். அதுதான் வந்து எனக்கு அடுத்தடுத்து அ இப்பிடி போகணும். இந்தஸ் இந்த, இந்த, இந்தமாரி இந்த தோல்விய இப்பிடி அணுகணுங்கிறதே எனக்கு அது கத்து குடுத்துச்சு. அப்போ அதுக்கான மாற்று வழிய நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். சரி, எப்பிடி போனா நம்ம வந்து, அ அட்லீஸ்ட் ஒரு 40 மதிப்பெண்ணாவது எடுக்கலாம். அப்பிடிங்கிறத தான் மொத பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுனது என்னன்னா, நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு. ஏன்னு கேட்டா வந்து ஒரு 10 மதிப்பெண் வினாக்கள வந்து பார்த்தோம் அப்பிடின்னா, அ ஒரு பாடத்துக்கே வந்து 2, 10 மதிப்பெண் வினாக்கள் தான் இருக்கும். அப்போ அந் அந்தமாதிரி படி அப்பிடிங்கிற மாரி எங்க நட டியூஷன் ஆசிரியர் வந்து அப்பிடி சொல்லிக் கொடுத்தாங்க. "நீ வந்து அ பெருசு, பெருசா வந்து எடுத்து படி! ஏன்னு கேட்டா அந்த 10 மதிப்பெண்ல வந்து நீனு அதிகமா கன்டென்ட் குடுத்துருந்த."
ம்ஹ்ம், ம், ம். ம்ஹ்ம். சரி. ம். ம்ஹ்ம். ம். ம். நிச்சயமா. ஆ. 40 மதிப்பெண்கள் கிடைத் 20 மதிப்பெண்கள் கிடைத்து விடுகிறது. 50% கிடைச்சிருது. இன்னொரு ஐம் நம்ம, நம்மளுடைய குறிக்கோளை இல்ல. ஆ.
ஆமா, ஆமா. பத்து மதிப்பெண்ணும், ஐந்து மதிப்பெண்ணும்ல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா, இந்த 2 மதிப்பெண்லாம் வந்து, அ அந்த ஒருல ஒரு 2, 2 வரி எழுதுறோம்னா அந்த 2 வரியும் சரியா இருந்தா மட்டும் தான் மார்க் போடுவாங்க. அ இதே இது இந்த 5 மதிப்பெண்ணோ, இல்ல 10 மதிப்பெண்ணோ எடுத்தோன்னா, அந்த கன்டென்ட் இருந்தா வந்து மார்க் போடுவாங்க, அப்பிடிங்கம்போது அ அந்த கன்டென்ட்ட நீ புரிஞ்சு படி, அப்பிடிங்கிறமாரி எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க என்னோட ஆசிரியர். அ அந்த டியூஷன் எடுக்கக்கூடிய அந்த அக்கா வந்து சொல்லிக் குடுத்தாங்க.
ம்ஹ்ம். கிடைக்கும் வராது. ம். கண்டிப்பா. ஆமா. அஹா.
அவங்க அப்பிடி சொல்லிக் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ என்ன பண்ணுவாங்கன்னா, "தினமுமே வந்துட்டு எனக்கு நீ வந்து ஒரு 10 மதிப்பெண் ஏதா ஒரு, அ ஒரு பாடத்துக்கு 2, 3 தானே இருக்கு, அப்பிடிங்கம்போது நீ அதில ஒரு பாடத்துக்கு ஒரு ஒரு தினம் தினமுமே ஒரு 10 மதிப்பெண் வினா வந்து நீ படிச்சி எனக்கு வந்து தேர்வு எழுதி காட்டணும்."
அழகு. ம், சிறப்பான.
"சாயந்திரம் ஆச்சுனா, நீ வந்து வந்த உடனே, நீ டியூஷனுக்குன்னு உள்ள வந்த உடனே, எனக்கு இந்த ஒரு கேள்விய நீ வந்து தேர்வு எழுதி, அத நான் திருத்தினக்கு அப்புறம் தான், நீ அடுத்த வீட்டு பாடமே செய்ய போகணும்ன்றமாரி" எனக்கு கொண்டு வந்தாங்க, அவுங்க.
அ, வரைவு திட்டம். ம். சூப்பர். ம். நல்ல விஷயம். ம். நல்ல அணுகுமுறை. ம். அத எடுத்தீங்களா?
அத வந்து தொடர்ச்சியா வந்து, ஆமா தொடர்ச்சியா அத வந்து தினமுமே பண்ணுவாங்க. தினமும் பண்ணுவாங்க. தினமும் அவுங்களே வந்து சொல்லிருவாங்க. ஆமா. அ தினமும் ஒருப் ஆமா. அது ஒத்துழச்சேன், தினமும் அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "அ இப்போ வந்து அடுத்த நாளைக்கு இந்த கேள்வி எழுதப் போற, படிக்க போறன்னா, அ இந் டியூஷன் முடிஞ்சு போகுற அந்த சமயத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அ ஒரு குறிப்புரைமாரி இந்தமாரி நோட்ஸ் இந்தமாரி எடுத்துக்கோ! அப்பிடிங்கிறமாரி எனக்கு சொல்லியும் குடுப்பாங்க. சாயந்திரம் போம்போது நீ இந்தமாரி படிச்சிட்டீன்னா, உனக்கு ஈஸியா இருக்கும், நாளைக்கி, அவனுக்கு பகல்ல இன்டர்வல் டைமோ இல்ல ஃப்ரீ பீரியடோ கிடைச்சுச்சுனா, அது கண்டிப்பா படிச்சிடு," அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்க எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க.
அஹா. நீங்களும் ஒத்துழைக்கிறீங்க. நீங்களும் அதுக்கு ஒத் அ ஒத்துழைச்சிங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி, சரி. அஹா.

ஆமா, 42 எடுத்தேன் அடுத்ததில. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த அரையாண்டில 42 <chuckles> ஆமா, ஏன்னா வந்து தூக்கி போடாம பேப்பர வந்து நம்ம கையில கொடுப்பாங்கள்ல. <chuckles> எல்லாரு முன்னாடியும்.
ஆமா. சாதனையா இருந்திருக்கும் இல்ல? சரி. ஆ, உ உ அம். உங்கள அந்த சுய அளவீடு எந்த அளவிற்கு மாற்றம் அடைச்சது? அதாவது முன்னாடி ஒரு அளவீடு உங்களுக்குள்ள இருந்தது. அது 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, மூன்று முறை நான் தோற்றுக்கொண்டே வந்திட்டிருக்கேன். ஆனா அப்பவும் இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கத்தான் செய்தது. அப்ப நான் பயன்படுத்தல. இப்ப எனக்கு அழகா ஒரு 42 மார்க் வாங்கி, அந்த மதிப்பெண் பேப்பர் வாங்கும் பொழுதே, எனக்கு அந்த மரியாதை கிடைச்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில, இப்போ உங்களை குறித்ததான உங்க சுய அளவீடு, அதாவது நான் பரவாயில்லையே என்னால செய்ய முடியும் போல, நான் செஞ்சுட்டேனே! இப்படி இந்த மாதிரி, இல்ல இது எதார்த்தமா அவங்க பண்ணதனால நடந்துச்சு. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு, அது ஒரு எதார்த்தமாக எடுத்துக் கொண்டீர்களா? அது ஊக்கமளிக்கிற ஒரு விஷயமாக எடுத்துக் கொண்டீங்களா?
ஆமா. கண்டிப்பா. எனக்கு வந்து இது வந்து, ஆ கொஞ்சம் ஊக்கம் அளிச்ச மாரி தான் இருந்தது. பரவால்ல இத்தனை நாள் வந்து 33, 32னு எடுத்து, ஒரு 10 மதிப்பெண் கூட எடுத்ததே எனக்கு வந்து பெரிய ஊக்கமா இருந்தது. அதுக்கு அடுத்து வர பரீட்சையில வந்துட்டு, நம்ம அழகா வந்து இனிமே வந்து கொண்டு போயிடலாம், நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கு அடுத்த பரீட்சைலலாம் பார்த்தீங்கனா, இது என்னோட டியூஷன் அக்கா சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வந்து, அந்த 10 மதிப்பெண் வினாக்கள்லாம் அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. நான் அடுத்தது 5 மதிப்பெண் வினாக்களுக்குமே தினமும் வந்து நான் ஆரம்பிச்சேனா, தொடர ஆரம்பிச்சேன். அப்போ சரி இந்த 10 மதிப்பெண்ணும், 5 மதிப்பெண்ணும், ஆமா ஏன்னா இந்த 2 வரி மனப்பாடம் பண்ணி அத நம்ம நினைவு வச்சுக்கிறது தான் கஷ்டமா இருக்குமே தவிர, ஆ கன்டென்ட்டா எழுதறக்கூடிய அந்த 10 மதிப்பெண்ணு, 5 மதிப்பெண்ண தான் மொத கவர் பண்ணேன். ஆ அப்படி கவர் பண்ணும்போது, எனக்கு வந்து அடுத்த அடுத்த பரீட்சையில அறுவத்தி 65 மார்க்கு கிட்ட எடுத்தேன்.
ம். ஆமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. படிப்படியான முன்னேற்றத்தை கொண்டுவரீங்க. ம். நிச்சயமாக. ம்ஹ்ம். நல்ல விஷயம். நல்ல உற்சாகமூட்டும் முன்னேற்றம் இல்ல? ஆ. இப்போ உங்களுக்குள்ள அதாவது
கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமா இருந்தது, அடுத்தடுத்து நமக்கு பரவாயில்லையே, நமக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்மளால படிக்க முடியும்னா, நம்மளால 90% கூட எடுக்க முடியும்ன்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இது வந்துருச்சு அந்த இடத்துல.
அஹம். ம். சரி. இப்போ அ நீங்க சொன்ன மாதிரி, ஒரு ஆ தொடர் தோல்விகளிலிருந்து ஒரு வெற்றிய அடையிறீங்க. வெற்றிக்கு அடுத்து வெற்றிமேல் வெற்றி அடைய ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப, இப்ப நீங்க வெற்றியை பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். அந்த தொடர் தோல்வியில நான் என்னத்தை கத்துக்கிட்டேன்? ஏன் இப்படி நடந்தது? இதுல அ அப்படி ஏதாவது உங்கள குறிச்சு அந்த சுய அளவீடுல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க. அதாவது உ ஏன் நான் தோல்வி அடைஞ்சேன்னு உங்கள அளவு பண்ணதுல, அது மற்றபடி உங்க ஊக்கம் அளிக்கதற்கு உங்களுக்கு ஒரு மெண்டார் மாரி அவங்க ஒரு சில வழிமுறைகளை சொல்லிக் குடுத்தாங்க. அது சரி. அ அது உங்களுக்கு உதவியாக இருந்தது. அது ஒரு விஷயம். இது தவிர, எந்த இந்த காரணத்தினால நான் தோல்வி அடைஞ்சிருச்சுருந்தேன். அப்படின்னு ஒரு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு நியாயமா பட்டுச்சா?